ஒவ்வொரு விடியலுமே ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஒரு மாதிரி இருக்கும்ன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா? ஒரு ஒரு வீட்லயும் வந்து ஒரு ஒரு மாதிரி விடியும். சில பேர் வந்து, க காலையில வந்து எந்திரிச்சு சீக்கிரமா எந்திரிச்சு செய்றவங்களா இருப்பாங்க. சில பேர் வந்து நைட்டு ரொம்ப ல் தாமதமா தூங்கிட்டு, ரொம்ப தாமதமா தான் காலையிலயும் எழுந்திச்சிக்கிறவங்களா இருப்பாங்க. அந்த மாதிரி உங்க வீட்டோட காலை அட்டவணை எப்படி இருக்கும்?
ஆமா. ம். ஆமாங். ம். எங்க வீட்ல எப்படி இருக்கும்ன்னா நானும், அம்மாவும் தான் வீட்ல இருக்கிறோம். அ நான் எனக்கு காலையில ஒரு 3 மணிக்கே வேலை ஆரம்பிக்கும். அ நான் வீட்டிலருந்தே பணி செஞ்சுட்டு இருக்கிறேன். ம்.
ம். ஓ! அவ்வளோ சீக்கிரமாவா? ஓகே, ஆ.
ம் அதனால வந்து எனக்கு 3:30க்கு கா என்னோட காலைப் பணி ஆரம்பிக்கும் அப்படிங்கிறனால, நான் 3 மணிக்கே அலாரம் வச்சு, எந்திரிச்சு அ ப்ரஷ் பண்ணீட்டு, அ ஃபேஸ் வாஷ் பண்ணீட்டு, எனக்கு மட்டும் நான் காஃபி போட்டு குடிச்சிட்டு நான் என் வேலைக்கு உட்காந்துக்குவேன். ம். ஒ
ஆ. ஓ! அவ்வளோ சீக்கிரமா உங்களோட விடியல் எனக்கு
ஆமாங்க, எனக்கு ஏர்லி மார்னிங் ஷிஃப்ட்டு அப்படிங்கிறனால, அ காலையிலேருந்தே வந்து வீட்லேருந்தே வேலை செய்வேன். அ செஞ்சுட்ருக்க ஒரு செஞ்சுட்ருக்கயிலேயே அம்மா வந்துட்டு ஒரு 5:30, 6 மணிக்காட்டம் எந்திரிப்பாங்க. அ 6 மணிக்கு எந்திரிச்சு, அம்மாவும் கிள அம்மாவுக்கு தேவையான வேலைகள், பிரஷ் பண்ணீட்டு, அ டீ வச்சு குடிச்சுட்டு, அதுக்கப்புறமா சமையல் வேலைகள் ஆரம்பிக்குவாங்க. ஆ என்ன தான் நான் வீட்லேயே இருந்தா வீட்லயே இருந்தாலும், அ சமையல் செய்றது என் வேலை கிடையாது. அம்மா தான் செஞ்சுட்டு இருக்கிறாங்க இன்னும். ம். நான் சமையல் செஞ்சு, அவைங்க சாப்பிட முடியாம போயிருங்குறீங்களா?
ஆ. ஓ. ஆ. ஆ. ஆ. நல்லபடியா அவங்க தப்பிச்சுட்டாங்கன்னு சொல்லலாம். இல்ல அவங்கள கேட்டா தான நமக்கு தெரியும் இது.
சரியா சொன்னீங்க. அம்மா சமையல் சூப்பரா இருக்கும். அதனால எனக்கு இன்னும் அந்த பாக்கியம் கிடைச்சிட்டே இருக்குது. அ அதுக்கப்புறம் அம்மா சமையல் செய்ய ஆரம்பிச்சிருவாங்க. நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா, அப்பப்போ போய் எட்டி பார்த்துட்டு வருவேன்.
ஆ. அப்ப கொடுத்து வச்சவங்கன்னு சொல்லுங்க.
ஆமாங்க. அ போய் என்ன சமையல் செய்றாங்க? என்ன குழம்பு வைக்கிறாங்க? அந்தமாதிரியெல்லாம் போய் பார்த்துட்டு, அ அதுக்கப்புறம் என்ன ஆகும் அப்படின்னா
ஆ.

ஓ! அ அந்த வகையில அப்டியே அத டெ டெய்லி கடைப்பிடிக்கிறீங்க.
ஆ. ஆமாமா. 8 மணி நேரம் முழு தூக்கமும் எனக்கு கிடைச்சிடும். அ 3 மணிக்கு எந்திரிச்ச மாதிரியும் இருக்கும், அப்படிங்கிறதுனால அப்புறம் நம்மளுக்கு ஒரு பொறுப்பு வந்துருச்சு, நமக்கு வேற வ் கட்டாயம் வேற வழியே இல்ல அப்படிங்கும்போது நம்ம, எந்திரிச்சு தான் ஆகணும்.
அ, இப்ப சொன்னீங்களே இது வாஸ்தவமான
இது தான் கரெக்ட் அப்படிங்கிறீங்களா?
ஆமா. ஏன்னா, மத்ததெல்லாம் வந்து ந நம்ம வந்து அலாரம் வைச்சாலும் அது அந்த நீங்க சொன்னீங்கல்ல வ் "வேற வழி இல்லடா!" அப்படின்னு அங்கதான் வந்து உ கரெக்ட் நீங்க சொன்னது மாரி
ம். ஆமாங்க. ஏன்னா, நாம எனக்கு கிடைச்ச வாய்ப்பை நான் வந்து விடக்கூடாது, அப்படிங்கிறது தான் என்னோட முதல் நோக்கம்னு சொல்லலாம். ஆ எல ஈஸியா இருக்கிற ஒரு வேலைய விட்டுட்டு, ஏன் நான் போய் வெளியே கஷ்டப்படணும்? அ ஒரே ஒரு வித்தியாசம் தான். அ இந்த வேலை செஞ்சா காலையில நேரத்தில எந்திரிக்கணும். ஆ இல்லைன்னா 10 மணிக்கு போற வேலை செஞ்சா அது எனக்கு கஷ்டமா இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் வந்துச்சு. இது எனக்கு பிடிச்ச வேலையா இருக்குது அப்படிங்கிறதுனால, எனக்கு ஆ அதனால எந்திரிக்கிறது வந்து எனக்கு கொஞ்சம் கஷ்டம் இல்லாத மாதிரி இருக்கு.
ம். ஆ. ஆ. ஓ! ரொம்ப, ரொம்ப கேக்கவே எனக்குமே இப்போ உங்கள கேட்டு எனக்கும், அந்த உற்சாகம் வந்து தொத்துக்கிடுச்சுங்க. காலையில வந்து அ 3 மணிக்கு எழுந்திரிக்கிறது மட்டும் இல்லாம, உங்களுடைய காலை 8 மணியே ஒரு மாதிரி நல்ல என்ன சொல்றது? அ உற்சாகம் ஊற்றதா இருக்கும். ஏன்னா அந்தந்த டைம்ல அதது வேலையை முடிச்சுடுறதா இருக்கட்டும், உங்க அம்மாவை பத்தி சொல்லியிருந்தீங்க. அ அவங்களுடைய அவங்களுடைய ஈடுபாடு எப்படி இருக்கு. இதுல அப்படிங்கும்போது அ நிறைய விஷயங்கள வந்து தெரிஞ்சுச்சு இதுலேருந்து. கேட்கவே ரொம்ப இன்ட்ரஸ்டிங்கா இருந்துச்சு, உங்களுடைய காலை அட்டவணை.
ம். பரவால்லங்க, ம். ம். ம், ம். ம். ம். ம்.